நார்மலான மண்ணு தாங்க. அந்த மண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா வளரும். ஆனா, தண்ணீ இல்லாதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, யாருமே அந்த ஸ்டெப் எடுக்கிறது இல்லங்க. அது வந்து, எனக்கு எப்போ வந்தது பாத்தீங்கன்னா, நம்ம மண்ணெல்லாம் நம்ம அந்த இடத்தில வந்து பாத்தீங்கன்னா, அத்த வந்து கடல போட்டு பயிர் பண்ணாங்க. நம்ப தட்டைப்பயிரு போட்டாங்க. இந்த மாரி நெறைய சா நெறையா வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ண பூமி தான் அது.
ஓ! புரியுது. ஆ.
<laughs> அப்டிங்கும்போது, எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி தண்ணி இல்லாதனால தான் வர மாட்டேங்குது. ஒண்ணு ஒண்ணயா பாத்தீங்கன்னா, அந்த எடத்துலயே மாங்கா செடி இருக்கு, எல்லாமே இருந்ததுனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி வரும், ட்ரை பண்ணி பாப்போம்ன்னு தான் நானும் ட்ரை பண்ணேன். அப்படியிருக்கும்போது, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த பூக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. அடுத்து என்னா பண்ணேன்? போய் அதே நர்சரிக்கு போயிட்டு, "கொஞ்சம் எனக்கு இந்த காய்கறிகள்ள செடியெல்லாம் குடுங்க" அப்படின்னு கேட்டுட்டு அ வந்து பாத்தீங்கன்னா, பச்ச மொளகா, தக்காளி, பாவக்கா, புடலங்கா, அவரைக்கு அவரைக்கா கருவேப்பில கண்டிப்பா கருவேப்பில ரெண்டு, மூணு செடி இருந்துச்சுங்க. கருவேப்பில எல்லாம் அ என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து என்னா அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியலங்க. நான் YouTubeல பாத்து பாத்து ரெஃபர் பண்ணி தான் ஒண்ணு ஒண்ணும் பண்ணேன். அப்பறம் என் மாமியாருக்கும் அதில கொஞ்சம் விஷயங்கள், எப்படி பண்ணனும்ன்னு தெரிஞ்சது. ஏன்னா, அவரை எல்லாம் கொடி எடுத்து உடணும். அ அ பீர்க்கங்காய் அந்த மாரி சில விஷியங்கல்லாம் எனக்கு தெரியல. அப்போ அவுங்களும் வந்து பாத்தீங்கன்னா
சரிங்க. ஆ. ம். நிச்சயமா. கருவேப்பிலைய விட்டுறக்கூடாது கருகப்பிலைய விட்டுறக்கூடாது. ஆ, அ. அ. ஒ!
சொல்லுங்க.
அவ்வளோ காய்கறி தோட்டமே வெக்கற மாதிரி நீங்க முயற்சி செஞ்சுருக்கீங்க.
ஆமாங்க. பெரிய எடோங்க! அப்படிங்கும்போது, அப்படியே இன்னும் கொஞ்சம் வேலி எக்ஸ்டெண்ட் பண்ணி அ அப்டியே சூப்பரா ஒரு தோட்டம் மாரி அப்படியே பாத்தீங்கன்னா, அழகா பண்ணிவுட்டேங்க. இன்னோண்ணு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மல்லிப்பூலயே பாத்தீங்கன்னா, அந்த ஒரு மாதிரியான அ பூ அது பேர் எனக்கு தெரியல! யாருமே அது பேர் சரியா சொல்லல. ஆனா, அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கும். ஈவினிங் நேரத்தில தான் வந்து பாதீங்கன்னா உங்களுக்கு அது மலரும். மொட்டா இருக்கும் போதே கட்டிவெச்சோம்ன்னா நல்லா இருக்கும். வாசனையா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா, அந்த அந்த தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, அழகா அது ஒரு அந்த தோட்டத்துல ஒருமாறி ரௌண்டா ஒரு வளையம் வெச்சு, அதில வந்து இந்த செடிய வெச்சு, படியோட எடுத்து உட்டு <laughs>
சரிங்க. ஆ. ஆமா. ஆஹா! ஆனா யாரா யாராவ் பறிச்சிட்டு போய்ருவாங்களோ? அந்த மாரி பிரச்சனைகள் நடக்குமா?